இல்லங்க. இது வந்து எம் ப இப்ப பையன் வந்து ப்ரீ ஸ்கூல் போறாங்க. அவுங்களுக்கும் 9:00 மணிக்கி, கணவருக்கும் 9:00 மணிக்கு அவுங்கள கூட்டிட்டு போய் விட்றனால 2 பேருக்கும் கட கட கட கடன்னு ஊட்டி விட்டுட்டு, ஆ நான் அப்புறம் நான் அப்பறமா பொறுமையா சாப்பிட
ஓ! 2 பேருக்குமே ஊட்டி விட்ற? 2 குழந்தைகளுக்கும் ஊட்டி விடுவீங்களா?
ஆமா, ஆமா. ஏன்னா கணவர் வந்து நான் எல்லாமே பாத்துப்பேன். கணவர்தான் குழந்தைய எழிப்பா குளிப்பாட்டுறதுல இருந்து டிரெஸ் போட்டுவிட்றது அதையும் பாத்துப்பாங்க. ஆ. டைம் அதுக்காக எடுத்துக்க முடியாது. அப்பிடின்னம்போது ச் சில டைம் வேணாம் அப்பிடின்றமாரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனால, இங்க ஒரு வாய், இங்க ஒரு வாயின்னு 2 பேருக்கும் தோசைய ஷேர் பண்ணி ஊட்டி விட்டுட்டு 2 பேரையும் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நான் பொறுமையா உக்காந்து சாப்பிடுறன் கால இருந்தா இருக்குன்டு சொல்லாங்க. இதத் தவிர்த்து நம்ம சனி ஞாயிறுன்றபோது அந்த மாற்றம் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்பிடின்றமாரி தான். இப்போ என் கணவருக்கு வந்து 4 சனிக்கிழமைல இருந்து 2 சனிக்கிழமை அலுவலகம் இருக்கு. வேலை இருக்கு. மீதி 2 நாள் லீவு அப்பிடின்னும்போது அந்த 2 சனிக்கிழமையும் வந்து ஹாஃப் டே தான் அப்பிடின்னும்போது பொறுமை. நம்ம எழுந்து சமைக்கிறமாரி இருக்கும். இல்லன்னா அன்னக்கும் நம்ம 7:00 மணி, அந்தமாரி எழுந்திரிச்சு சமைக்கிறமாரி இருக்கும். ஆப் அம், ஆமா. அ இப்ப அந்த வேலை நம்மளுக்கு இல்ல. அப்பிடின்னம்போது பொறுமையா காலையில இருந்து அன்னக்கி காலையில சாப்பிட்டு போ மாட்டாங்க. ஏன்னா, நாங்க தூங்கி எந்திருக்குறதுக்கே நான் தூங்கி எந்திருக்குறதுக்கே 9:00 மணி ஆயிடும் அப்பிடின்னம்போது, அவுங்க அன்னக்கி 2 நாள் சாப்புட்டுப்பாங்க. காலையில மட்டும். ஆ நானும் க பிள்ளையும் எழுந்த பிறகு அதுக்கேத்தமாரி <tsk> அவன் கஞ்சி தான் குடிப்பான். அந்தமாரி அந்த சத்துமாவு கஞ்சிமாரிதான் குடிப்பான் காலையில. அதனால அத செஞ்சு நாங்க 2 பேரும் குடிச்சிட்டு எங்க பொழுத பொறுமையா ஆரம்பிப்போம். ஆ மதியம் என்ன சமைக்கலாம் அப்பிடின்ற யோசிச்சு, 9:00 மணிக்கா அதை முடிவு செய்றக்கு
ஓ! சிறப்பா சொன்னீங்க. அ, அ சொல்லுங்க. சரிங்க. ஆமா, மதிய உணவு கட்டி கொடுக்கணும் இல்லீங்களா? <chuckles> ஓ! ஓகே. அ அப்பிடிங்களா! ஆ. இப்ப சமைக்கும்போது குழந்தை எழுந்திருச்ச நேரம் எல்லாம் இருக்குதா? கால காலை நேரத்துல உங்க குழந்தை உடனே எழுந்திருச்சு. உங்களுக்கு வந்து இந்தச் சமையல் அ சமையலறையில வந்து சிலப்ப அம்மா காலே புடிச்சிட்டு சுத்துமே! அந்தமாரி தருணங்கள்ல என்ன பண்ணுவீங்க?
ஆமா, ஆமா. அதுதாங்க இல்ல எங்க வீட்ல. என் பையன் வந்து எ அப்பிடியே படுத்துருவான். அவன் அவனுக்கு என்னன்னா, நாங்க ஒரு 1 1/2 வயசுல இருந்தே பழகிட்டோம். இத்தன மணியிலருந்து இப்பிடி தூங்கணும் அப்பிடின்றமாரி நாங்க அவனுக்குப் பழகிட்டோன்னால, அவன் அந்தத் தூங்குறதுக்கே 9:00 மணின்றனால, மறுநாள் எந்திருக்கிறதுக்கே அவன் ஒரு 10:00 மணி, 11:00 மணி ஆயிடும் அவன் மறுநாள் காலையில எழ் எழுந்துக்கவே! அப்பிடினம்போது டைம்மே வராது. அப்பிடியே வந்தாலுமே அவுங்க அப்பாகூடப் படுத்து அ அந்த ஒரு பெட்ரூம்க்குள்ளே விளையாடிட்டு இருப்பாங்க. அப்பா தூங்கனாலுமே அவன் அதுக்குள்ள விளையான்டுட்டு இருப்பான் எதாச்சு. அந்தமாரி போயிறனால அவன் நம்மகிட்ட வர மாட்டான். நான் வந்து பெட்ரூம் டோர வெளிப்பக்கமாக லாக் பண்ணிட்டு போய் என்னோட வேலைய பாக்க ஆரம்பிச்சிருவேன்.
சிறப்பு.

அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அந்தக் காலையில டைம்ல வந்து, <tsk> நம்ம சும்மா சோம்பேறியா ஆயிடுவோம். பாட்டெல்லாம் கேட்டா கூடச் சில நேரத்துல அந்த, இது இண்டரெஸ்ட் இருக்காது. இந்த மாரி கதைகள்லாம் பார்க்கும்போது, ஏதாவது ஒரு இண்டரெஸ்ட் இருக்குன்ற அதெல்லாம் பார்த்துகிட்டே. ஆமா ஆமா. ஏன்னா, இல்லனா <tsk> நம்மளே அல்ரெடி சோம்பேறியா தான் இருப்போம். காலைல, "ஐயோ, இவ்ளோ சீக்கிரமா எழுந்துக்கணுமா அப்படின்ற மாரி. அதுல இது ஒரு சோம்பேறியா போயிடுச்சுன்னா, நாம என்ன பண்றது?
அதாவது பரபரப்பா போச்சுனா நல்லா தான் இருக்கும். இல்லைங்களா? <laughs> நான் உண்மையிலேங்க நான் ரொம்ப ஒரு வியப்பு பாக்குற இந்த விஷயத்தை ஏனு கேட்டீங்கன்னா நிறைய பேர்ட்ட கேக்கும்போது காலை நேரத்துல வந்து நான் இனிமையா ஒரு பாட்டு கேப்பேன். கொஞ்சம் தியானம் பண்ணுவேன் அப்படிங்கற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த த்ரில்லர் மர்டர் பழைய ஹிந்தி சீரியல் அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்ட் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு லேட்டரல் திங்கிங் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து சோம்ப, சோம்பேறித்தனமா இருக்கும்போது நம்ம மாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்கத்தான் செய்யுது. தொடர்ந்து சொல்லுங்க.
அப்படின்ற மாரி. கண்டிப்பா கண்டிப் கண்டிப்பா. ம்ஹூம். <laughs> ஆமாமா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, ஏன்னா, அ பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க. அப்ப அந்த மெலோடி சாங்க் போட்டுட்டுட்டேன் வச்சுக்கோங்களேன். அது இன்னும் கொஞ்சம் கேட்டுட்டு, தூக்கம் தான் வரும் எனக்கு. <tsk> ஏன்னா, நம்ம அந்த டைம்ல தூங்கி எந்துச்சு வந்து, அ கொஞ்சம், ஐயோ, ஒரு சோம்பேறித்தனமாவே இருக்கும் காலையில எழுந்து. ஏன்னா குழந்தை இருக்குறதுனால, நைட் நம்ம தூங்கவே 1 மணி, 2 மணி ஆயிடுது.
ஓ.
அப்போ நாம டக்குன்னு ஒரு 7 மணிக்கெல்லாம் நம்ம, அடுத்த வேலையப் பார்க்கணும்னு போது. நமக்கு ரொம்பவே, ஐயோ ஏன்டா இப்படி அப்படின்ற மாரி.
ஆமாங்க. ஓ. என்ன வயசு உங்க பாப்பாவுக்கு? குழந்தைக்கு என்ன வயசு?
இப்போ 3 வயசு ஆகுது. அ அப்போ ந ஆமா அப்போ வந்து.
3 வயசு. ஆ. இப்போ குழந்தையும் உங்க ரொடீன்ல கொஞ்சம் வந்து நேரம் எடுத்துக்கும் இல்லைங்களா?
வந்துட்டாங்க. ஆமா. ஆமா, ஆமா. அப்படின்னு போது, நம்மளுக்கு வந்து அந்த மைண்ட் செட், சில டைம்லாம், <tsk> ஐயோ, நைட் இப்டி தூங்குலயே. நமக்குச் சில டைம்ல தலைவலியா இருக்கும். எனக்கெல்லாம். அப்படின்னு போது, நம்ம மைண்ட்க்கு எது ஓகேவா இருக்கும், அந்த டைம்க்கு அத டக்குன்னு பார்க்கும்போது, நமக்கு மூடு சேஞ்ச் ஆகும். இப்போ நைட் நான் வரைக்கும் முழிச்சிருக்கேன்னா இந்த ஸ்
ஆ. ஆ.
அந்த சீரிஸ்ல பாதி பாத்துருப்பேன். அய்யோ, நம்மளுக்கு தூக்கம் வருது. ஆனா, சீரிஸ்ல அந்த எண்டிங் என்ன, க்ளைமாக்ஸ் என்னன்னு தெரியாம இருக்கும்ல. அப்போ அதை வந்து சும்மா, நாம எப்படி காது மட்டும் தான் கேட்கப் போகுது இப்போ அப்படின்னுற மாதிரி, அதை போட்டு விட்டுட்டு என் வேலையெல்லாம் பாத்து முடிச்சு இருக்கேன். அதுக்குள்ள அந்த சீரிஸும் முடிஞ்சிரும். படம் பாத்தீங்கன்னா, பாதி, ஒரு 1 மணி நேரம் பாத்துருப்பேன். அதுக்கு மேல என்னால பாத்துருக்க முடியாது அப்படின்னு போது, அதைப் பாதியில போட்டுட்டு, அதை பாத்துட்டு இருக்க மாதிரி. சில நேரம் பாட்டு, பாட்டு கேக்கும் நாட்களும் உண்டு. பாட்டைப் போட்டுட்டு, நம்ம பாட்டு கேட்டுகிட்டே சமைக்குறது. சில நேரம் சாமி பாட்டு, செவ்வாய், வெள்ளினா சாமி பாட்டு ஒண்ணு ஓடிட்டே இருக்கும். நம்ம அதைக் கேட்டுட்டு நேரம். அது எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அப்டின்ற மாதிரி இருக்கும்.
ஆ. சிறப்பு, சிறப்பு. ஆ. நல்ல விஷயம்ங்க. ஒரு ஒரு நாளும் சிலப்பம் கொஞ்சம் ரொடீன் மாறத்தான் செய்யும். இப்போ இந்தக் காலை உணவு பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க கணவர் கூடச் சேர்ந்து சாப்பிடுவீங்களா? இல்ல வந்து அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் சாப்பிடுவீங்களா எப்படி?
ஆமா.

அ அப்போ அது நல்ல விஷயம். இல்லைனா குழந்தைங்க அம்மா காலே சுத்திக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, கிச்சன்ல. அ.
அதுல, அ பா ஆமாமா. அது வந்து சனிக்கிழமை நடக்கும்ங்க. சனிக்கிழமை நடக்கும். ஏன்னா, அவங்க அப்பா வந்து 2 சனிக்கிழமை போயிட்றனால, அந்த நேரத்துல எல்லாம் நம்ம அப்பதான் வேலையை ஆரம்பிப்போம். 10:00 மணிக்கு தான் அந்த காலை உணவு முடிச்சிட்டு, நம்ம மதிய வேலைக்கு ஆரம்பிப்போம். ஏன்னா 12 ஒ 12:30க்கு வந்துருவாங்க அப்படின்னும்போது, அந்த வேலையை நம்ம அப்ப பார்க்க ஆரம்பிச்சா தான் கரெக்ட்டா இருக்கும்னு அப்ப ஆரம்பிப்போம். அப்போ நான் என்ன பண்றுவேன்னா, ஒரு 2 பூண்டு, 1 வெங்காயம் மேல இருக்கிறதை உரிச்சுட்டு அவன் கையில குடுத்துருவேன். மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாரி சும்மா அவன்கிட்ட குடுத்துருவேன். நான் என் வேலையை எல்லாம் முடிச்சிருவேன். ஆனா அது முடியற வரைக்கும் அந்தப் பூண்டியும், அந்த வென் சின்ன வெங்காயத்தையும் உரிச்சிட்டு இருப்பான். முடிச்சு குடுத்துருவான் அழகா. அந்த மாரி அதை வந்து நான் அந்த ஹாஃப் பாயில் போட்றதுக்கு அது மாரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி வச்சுக்கிறது. அந்த மாரி. இல்லைனா அவன் வந்து சும்மா இருக்க மாட்டான்.
ஓ! ஆ. <laughs> நல்லது. நல்லது. இதே மாரி சிறு துளி பெரு வெள்ளம்னு இருக்கும் இல்லைங்களா? டெய்லி ஒரு ஒரு வெங்காயம் கொடுத்தாலும், நமக்கு 1 வாரத்துக்கு ஆச்சுல்ல. <laughs>
ஆமா. ஆமாமா. அவன் அன்னைக்கு உரிச்சு கொடுத்தது பேலன்ஸ் இருந்தாலுமே, அதை நைட்டுக்கு சட்னிக்கு ஏதுக்காச்சும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட குடுத்துருவேன்.
பிஞ்சு கை உரிச்ச சட்னி இல்லைங்களா? <laughs> நல்ல விஷயங்க.
ஆமா. ஆமா. ஏன்னா, மேல உரிக்காம கொடுத்தாலும் கத்தி எல்லாம் கேப்பான். கத்தி எல்லாம் குடுக்கக்கூடாதுன்னுட்டு, நம்ம உரிச்சு எல்லாத்தையும் அவன்கிட்ட குடுத்துறது, ஒரு கிண்ணத்தை குடுத்து. அவன் உக்காந்து பொறுமையா அதுல உரிச்சு உரிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. இது தான் என்னோட காலைப் பொழுது வேலை. <chuckles>
சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அதாவது உங்களோட காலைப் பொழுது ரொம்ப பரபரப்பா இருக்குங்குறதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் வந்து காலையில உங்களோட கணவரும் சரி, உங்களோட மகனையும் சரி நீங்க அந்த 9:00 மணிக்குள்ள வந்து அ அவங்களை அலுவலகத்துக்கும், பள்ளிக்கும் விடுறதுக்காக நீங்க என்ன பாடு பட்றீங்க, அப்படிங்கறதையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் குழந்தையும் நீங்க ஒரு கணவரையும் ஒரு குழந்தையா நீங்க பாவிச்சு, அவருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்றது, உங்க குழந்தைகளை விட்டு நீங்க இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து உதவி சொ கேக்குறது. வே அதுவே அதுக்கு ஒரு பொழுதுபோக்கா மாறுதுங்குறத, உண்மையிலேயே உங்க அனுபவங்களை வந்து மிக அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கூடப் பேசியது உண்மையிலேயே நல்ல ஒரு தருணமா இருந்துச்சு. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.
கண்டிப்பா. <laughs> <laughs> கண்டிப்பா. உங்கள்ட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி!

எங்க அம்மா எதுவுமே செய்ய விட மாட்டாங்க, அப்டின்னு தான் சொல்லலாம். அப் அம்மா வீட்ல இல்லாதனாலுமே நான் சமைக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஆமா. சொந்த ரிலேட்டிவ் வீட்ட சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க சாப்பாட்டுக்கு. இல்லைனா கேன்டீன்ல வாங்கிக்கோன்னு காசு குடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு என்னோட வாழ்நாள். ஆம்
சரிங்க.
அப்படி தான் இருக்கும். அப்படியியே நம்ம தூங் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்யெல்லாம் ஆயன் பண்ணி கூட வச்சுருவாங்க அம்மா, நம்ம போட்டுட்டு அப்படியே லஞ்ச் பேக்க எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸ்கூலுக்குனா பேக்கோட தூக்கிட்டு போயிருவோம். ஆஃபீஸ்னா பேக் லஞ்ச் பேக். தூக்கிட்டு அப்படியே கிளம்புறது மட்டும் தான் வேலையாவே இருந்துச்சு. அப்டின்ட்ருக்கும்போது, திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை வந்து அப்படியே தலைகீழா போட்டுச்சு அப்டின்ற மாரி தான் சொல்லணும். அதுல வந்து 1 வாரம் ரொம்ப நல்லாந் ஒரு 2 வாரம் கிட்ட நல்லா இருந்துச்சுங்க.
ஓ! ஆ.
ஏன்னா 2 வாரம் கிட்ட எங்க மாமியார் சமையல். அதனால மாமியார் தான் சமைச்சுருவாங்க. அதே மாரி தான் இருக்கும். காலையில எழுந்திப்போம் ஆ பிரஷ் பண்ணிட்டு மாமி காஃபி போட்டு வச்சிருப்பாங்க. அத எடுத்து குடிக்கறது. அப்புறம் கணவருக்கு எடுத்துட்டு போய் குடுக்கறது, அதுக்கப்புறம் லஞ்சல்லாம் அவுங்களே பேக் பண்ணி வச்சுருவாங்க. எடுத்துட்டு போய் குடுக்குறது இந்த மாரி தான் காலையில ரோட்டின் போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா அம் அ தனியா அ கணவரோட வேலை தூரம் ரொம்ப தூரம் இருக்கு அப்டின்றபோது நாங்க அதுக்கேத்த மாரி வீடு மாரி போயிடோம். அப்போ வந்து அ அங்க இருந்து நம்பளோட கட்டம் ஆரம்பிக்குது அப்டின்ற மாரி சொல்லலாம். காலை எழுந்திக்கோ
அதனால. ஆ. சரிங்க. ஆ எப்படி போச்சு? என்ன ஆவுது? காலையில எப்படி என்ன வேல செய்றீங்க நீங்க? அதாவது
காலையில எழுந்ததுமே ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆயிடணுங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு
யார் காஃபி? நீங்க காஃபி, அவரு காஃபியான்னு சொல்லியறணும். ஓகே.
நான் தான் எல்லாமே. அப்போ வந்து அ ஒரு பாதி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் வரைக்கும் என்னோட சமையல் தான் அப்டின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா, காலையில எழுந்து
அ ச்சா சோ! சரி. ஓ! 3 மாசம் வரைக்கும். ஓகே. ஆ.
ஆ, ஆமா, ஆமா. அப்போ வந்து டீ, காஃபி அதெல்லாம் போட்டுட்டு, நான் அவங்களுக்கும் குடுத்துட்டு, அ வேலையெல்லாம் என்ன இருக்கோ, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு, இப்போ செவ்வாய், வெள்ளின்னா சாமி கும்பிடணும்னா, சாமி கும்புடறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு, ஆ ஏன்னா செவ்வாய், வெள்ளி தான் நான் சாமி கூப்பிடுவேன். அப்போ மத்த 3 நாள் ரொட்டின் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டுருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பரபரப்பா இந்த செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் பரபரப்பா போ சாமி பாத்திரத்தலாம் கழுவுறதா இருக்கட்டும். ஆ வீடெல்லாம் தொடைச்சு உட்டு, அ அதுக்க அடுத்தது என்னா சாமிலாம் இது பண்ணணும் அப்டின்ற மாரி ரெடி பண்றதா இருக்கட்டும். காலைலே
பூ வைக்கிறது, அலங்கரிக்கிறது இதெல்லாம் செய்வீங்க.
ஆமா. அலங்கரிக்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, சாப்பாடு அவங்களுக்கு ரெடி ஆனத கட்டி பேக் பண்ணி குடுத்து அனுப்புறது அந்த மாரி முடிஞ்சுட்டு இருந்துச்சு. ஆ ஒரு
அ குடுத்துட்டு வழி அனுப்பிட்டு அப் அப்படியே பாய் சொல்லிடுவீங்களா? இல்ல வந்து போய் கேட் கிட்ட நின்னு டாட்டா, சியூலாம் சொல்லுவீங்களா?
அததான் அந்த எல்லாமே ஃபர்ஸ்ட்டு போயிட்டு, பாய் சொல்லிட்டு அவங்கள அன் நல்லபடியா அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டெலாம் குளோஸ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து, பேலன்ஸ் இருக்குற நம்ப <tsk> போட்டு வச்சிருப்போம்ல பாத்திரம்ல்லாம் அப்படியியே பேக் பண்ணி குடுத்தது இத இருக்கட்டும். காலையில சாப்ட்டது அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு, அதோட ரெஸ்ட்டு தாங்க. இதுவரைக்கும் தான் காலை பொழுதா போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம்
ஓ! அவ்ளோதான் காலை பொழுது இப்படிதான் ஓடுது இல்லைங்களா? நீங்க இந்த காலையில வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த பாட்டு கேட்கறதோ, இல்ல இந்த அ செடிக்கு தண்ணி ஊத்துறதோ அந்த மாரி வழக்கங்கள்லாம் இருக்கா?
ஆமாமா.

ஆ இருக்குங்க. அதாவது எப்படின்னா அந்தச் செவ்வாய், வெள்ளியில மத்த இந்த மத்த வேலையெல்லா நான் பார்க்கவேமாட்டேன். இந்தச் சாமிக்கான வேலை இருக்குன்றதுனால நான் கட கட கடன்னு முடிப்பேன். மத்த நாள் என்ன பண்ணுவேன்னா, அந்த திங்கள், புதன் அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவேன்னா, அ நான் ஒரு பாட்டைப் போட்டு அ உ அ நம்ம கிச்சனுகுள்ள பிளக் பாயிண்ட் சொருவுவ பிளேஸ் இருக்கும், பாருங்க. அதுல வந்து சார்ஜர், அந்தப் பின்னை எடுத்துட்டு வெறும் பிளக் மட்டும் சொருகி வச்சிருப்பேன். அது மேல போன தூக்கி <tsk> ஆ அந்த லேண்டுஸ்கேப் அந்த இதுல மோடுல போட்டு மேல வச்சிட்டு ஒண்ணு, இந்த ஏதாச்சும் பாத்துட்டு இருப்பேன். ஏதாவது வெப் சீரீஸ் ஏதாச்சும் போட்டுறதா இருக்கட்டும். ஏதாச்சு ஒண்ணு போட்டு
ஆமாங்க. அது என்னங்க? ஓ!
வுட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலைய பாத்துட்டு இருப்பேன். அ நான் சில நேரம் சாமி பாட்டு கேப்பேன். எனக்கு இந்த கிரைம் திரில்லர் வெப் சீரீஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. <laughs> அதுல வந்து பாதியில விட்டுட் விட்டுட்டு போன இப்ப நைட்டு வரைக்கும் நான் பாதி பாத்துருப்பேன். பாதி விட்டுட்டு போயிருப்பேன்ல. அந்த மாரி இதெல்லாம் நான் போட்டுவுட்டுட்டு பாக்க மாட்டேன். வ கேட்டுட்டே ஏன்னா, அந்த டைம்ல நம்மளல பார்க்கக்கூடிய நேரம் இருக்காது. அப்பிடின்னம்போது கடகட கடகடன்னு போட்டுட்டு, அது டெய்லி எல்லாம் இல்லைங்க. என்னைக்கு எந்த வெப் சீரீஸ் நல்லா வருதோ, அதைப் பாதியில விட்டுட்டு போயிருப்போம்ல, அதைப் போடுவேன். அந்த மாரி கேட்டுட்டு இருக்கறதோ, இல்லைன்னா, நான் ஏதாச்சும் படம் பாத்து வச்சிருப்பேன். ம் வேற ஏதாச்சும் ஒரு படமே அதைப் பாதியில விட்டுருக்கும். அதைப் பார்ப்பேன். இல்ல, சீரியல் ஏதாச்சும், நம்ம அந்த டைம்ல எதாச்சும் ஒண்ணு நல்லதா போட்டுச்சுன்னா, அதைப் பார்ப்பேன். அந்த மாரி எதையாச்சும்
அப்படி என்னங்க வெப் சீரீஸ் விரும்பிப் பார்க்குறீங்க? அய்யய்யோ! காலங்கார்த்தாலையா? அய்யய்யோ! ரொம்பதான் இருக்குதே. ஆமா. ஆ. ஆமா. புரியுது, புரியுது. சீரியல்லையுமே உங்களுக்கு ஆர்வங்கள் இருக்குதா?
சீரியலுன்னு தனியாலாம் குறிப்பிட்டு, இந்த மாரிலாம் பார்க்கமாட்டேங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த <tsk> ஆ சில இந்த காலேஜ்ஜூ பேஸூடான ஸ்டோரிஸ் இந்த கனா காணும் காலங்கள்லா அந்த மாரிலாம் வந்துட்டிருந்துச்சுல, ஆ அந்த டைம்
ஆமா. நம்ம அத அது பொது இதுல தானே தொடங்கறாங்க. அந்த ஸ்கூல்லேருந்துதான தொடங்கறாங்க. அந்தக் கனா காணும் காலங்களா? ஆ.
ஆமா, ஆமா, ஆமா, ஆ. ஆமாங்க. அது ரொம்ப நாள் விட்டுப்போச்சு. இப்போ புதுசா அந்த <smacks lips> இந்த Hotstar இதெல்லாம் வரம்ப வர ஆரம்பிச்சது. இப்போ ஒரு சீசன் வந்துச்சு. ஒரு இது புதுசா. அத கொஞ்சம் நாள் பாத்துகிட்டு இருந்தேன். அந்த மாரி அப்பிடி கொஞ்சம் கொஞ்சமா எதாச்சும் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கும். இன்னொன்னு பழைய ஹிந்தி சீரியல்ஸ்லாம் இருக்கும். டப்புடு. தமிழ் டப்புடு.
ஆமா.